அ இப்ப பாத்தீங்கன்னா, எ எங்க வீட்டு பக்கத்துலயே, ரொம்ப பக்கத்திலேயே 1 திரையரங்கம் இருக்கு. அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதுல டிக்கெட்டே பாத்தீங்கன்னா ரூ.2 இல்ல ரூ.5 அப்படிதான் இருந்தது. அ அந்த சமயத்துல நான் கடைசியா, அந்த திரையரங்கத்துல பாத்த படம் பாத்தீங்கன்னா, அமர்களம்ன்ற அஜித் படம் பாத்தேன். ரூ.2 டிக்கெட்டு குடுத்து பாத்தோம். அதுல வந்து சாதாரண சேர் தான் போட்டிருப்பாங்க. அந்த சாதாரண சேர்ல தான் நாங்கல்லாம் உக்காந்து படம் பாத்தோம். அ பாத்து அ அப்ப அந்த ஏசிலாம் கிடையாது. அந்த ரூ. 2 தான் டிக்கெட் வெலையே. இருவ இருவத்
ம். ஓ! அவ்வளவு கம் ஆ. ம். இப்போ புதுப்பிச்சுட்டாங்களா, அந்த திரையரங்க?
இப்ப ரொம்ப அழகா புதுப்பிச்சுட்டாங்க, அந்த திரையரங்கத்துல. அந்த திரையரங்கத்துல பாத்தீங்கன்னா, 3நோ, 4 அடுக்கோ திரை அ இருக்கு. அதுல 4 வகையான படங்களும் ஓடிட்டு தான் இருக்கு. அப்போ இப்போ சமீபமா இந்த திரையரங்குக்கு தான், ரொம்ப பக்கம்ங்கிறதனால, இப்ப அதுக்கு தான் போனோம். போய் எனக்கு உண்மையிலயே நம்ப முடியல. "நம்ம பாத்த அந்த பழைய திரையரங்கமா இது?" அவ்வளோ அதாவது, அதுல வந்து பாத்தீங்கன்னா, பூச்சி ஓடும். திடீர்னு பாத்தீங்கன்னா, கொசுக்கடிக்கும். அவ்வளோ மோசமா இருந்த திரையரங்கம், இவ்வளோ அருமையா ஆக்கிட்டாங்களே! சீட் எல்லாம் அப்டியே சாய்ஞ்சி உக்காந்து நல்லா ஒரு அ ஏசி பஸ்ல போற மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கெல்லாம்.
ம். ம். ஓ! ம். ம். அ. ஒ உணவு உணவெல்லாம் அனுமதி இருந்துச்சா, இந்த புது திரையரங்குல, என்ன படம் பாத்தீங்க?
இல்ல இல்ல. "சுத்தமா அ உள்ள அலோவ் பண்ணமாட்டோம்" அப்டின்னு சொல்லிட்டாங்க. வெளியிலருந்து போகும்போதே என்ன பண்றாங்கன்னா, அ ஒரு ஒருத்தரு நின்னு செக் பண்றாங்க. ஒவ்வொருத்தர் பேக்கா தொறந்து காட்டுங்க. அ நீங்க இங்க வெளியில இருக்க உணவெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. நான் சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் உள்ளலாம் ஒத்துக்காது" "இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, வெளியில போய்டுங்க"அப்டின்னாங்க.
ம். ம். ஆ அதுதான் இப்போ, ம். ஆ, இது. இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு, நீங்க நெனக்கிறீங்க? எல்லாம் குப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க, சாப்ட்டுட்டுன்னு அதனாலயா?
அது ஒரு முக்கிய காரணம். அவுங்களுக்கு உள்ள வியாபாரம் ஆகணும் இல்லையா? அதுதான் முக்கியமான காரணமே. ம், அதுல அந்த ப அ ரஜி
ம். ஆ, அதுதான். ம், ம். என்னப் என்ன படம் பாத்தீங்க, இந்த புது திரையரங்குல?
ரஜினி படம் 1 பாத்தோம். இப்போ சமீபத்துல ஒண்ணு, "குட்டி" அப்டின்னு வந்திருந்தது. அந்த படத்துக்கு தான் போயிருந்தோம். நான் என் கணவர் அ என் பையன் 3 பேருமா போயிருந்தோம். அ படம்லாம் நல்லாதான் இருந்தது, ரொம்ப ரசிக்குற மாதிரி இருந்தது. எனக்கென்ன, ரஜினி படம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போலயே அப்போத்துலருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால போயிட்டோம். போயிட்டு, நல்லா படம்லாம் பார்த்தோம். சரி வெளியில வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்டின்ட்டு வந்தா, அங்க முக்கியமா விக்கிறது பொருள் பாத்தீங்கன்னா, பாப்கார்ன். அந்த, ம் அந்த பாப்கார்ன பாத்தீங்கன்னா, வெல வந்து ஒரு சின்ன டப்பால குடுக்குறாங்க. ஆ நானூத்தி சில்லற. நான் என் பையன் கி <chuckles> நான் என் பையன்கிட்ட, "என்னடா இது பாப்கார்ன் விலையை ஸ் கேக்குறாங்களா சொல்றாங்களா, இல்ல மிஷினோட விலைய சொல்றாங்களா?" அப்டின்ன நா "மா சும்மா இரும்மா இங்கலாம் பாப்கார்ன் விலை அவ்வளவு தான்ம்மா" அப்படின்னு சொல்ட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்.
ம், ம். ம். சேரி. ம். ம். ஆ, எல்லா எடத்துலயும் அதான் இருக்கும். அப்பா! <chuckles> <laughs> ம், ம். அப் அப்புறம் வாங்குனீங்களா? வாங்கலையா?
வாங்கிட்டு தான் உள்ள போனோம் வேற வழி இல்லையே!
ஆனா, அந்த நீங்க வாங்குன அனுமதி சீட்டு வெலைய விட, இது 2 மடங்கு இருந்திருக்குமே!